அவுங்க நம்ம வீட்டுக்கு வந்து, அவுங்க சிரிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிற ஒரு சில விஷயத்த பார்த்து சிரிக்கிறாங்களா? இல்லாட்டி, அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சம்பவத்த வந்து நெனச்சு சிரிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில நம்ம என்னா பண்ணனும்னா, என்னாச்சு வேற யாரையோ பார்த்தீங்களா? ஏதோ சிரிக்கிற மாரி ஏதோ நடந்துருச்சுங்களான்னு நம்ம கேட்போம், இல்லையா? அவங்க வெளிப்படையா பேசுறவங்களா இருந்தா, அவங்க வந்து சொல்லுவாங்க. "இந்த மாரி நடந்துச்சு, இந்த மாரி ஆச்சு. எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. எங்களால சிரிப்ப அடக்க முடியல." அப்படீன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சு நடந்த சம்பவங்கள் ஒ வந்தா வீட்டுக்கு உறவினர் வீட்டுக்கு அ உறவினர் வீட்ல வந்து பார்த்தது, அவங்களுக்கு சிரிப்பு மூட்டல. வெளியிலருந்த சில விஷயங்கள் சிரிப்பு மூட்டுச்சுனா. வீட்ல இருக்கிற சில விஷயங்கள் சிரிப்பு மூட்டுச்சுனா அவுங்க சொல்லுவாங்க, "இல்ல, இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வெச்சிருக்கீங்க. இதே மாரி ஒரு ஃபோட்டோ எங்க வீட்ல வித்தியாசமா இருக்கு. இந்த பையன நாங்க எங்களோட பையன் வந்து டவுசரோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதனால அத நெனச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு." அப்படீன்னு சொல்லி அதப் பகிர்வாங்க.
ம். கண்டிப்பா. ம். இப்போ, "ஒரு உண்மையான சிரிப்பு" அப்படீங்கிறத நம்ம கண்டுபுடிக்க முடியும்ல்ல?
உண்மையான சிரிப்பு கண்டுபுடிக்க முடியும். நிச்சயமா கண்டுபுடிக்க முடியும்.
பொய்யான சிரிப்பையும் நம்மளால கண்டுபுடிக்க முடியும்.
உண்மையான சிரிப்பு, பொய்யான சிரிப்பு இதில வந்து ஒரே ஒரு சின்ன வேற்றுமை தான். ஒண்ணுமே கெடையாது. பொய்யான சிரிப்புன்னா, காரணத்தோட யார் வந்து பார்க்கிறாங்களோ, அவங்க பண்றது பொய்யான சிரிப்பு. காரணமே இல்லாமல் கூடும் கூட்டத்தில் வரும் வருவது உண்மையான சிரிப்பு. அவ்வளவுதான், ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஒன்னும் கடினமே கெடையாது.
இப்ப வந்து சில சில சிரிப்புகள் பார்த்தீங்கன்னா, அ அப்படியே வாய் விட்டு சிரிப்பாங்க.
சொல்லுங்க. கண்டிப்பா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லவா? திரைப்படத்தில வந்து மதன் பாபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர அப்படியே சிரிச்சுக் காட்டு <laughs> அப்படி அவரு பேசுறதுக்கு முன்னாடியே, சிரிச்சுட்டு தான் பேசுவாரு. "எனக்கு ஒரு காஃபி. <laughs> காஃபில கொஞ்சம் சுகர் அதிகமா இரு" <laughs> அப்படின்னுவாரு அவரு.
அது வந்து 4 வீடுக்கு ஆ. ஆமாமா. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ம். அழகா சிரிக்கிறீங்க. அவர மாதிரியே. ஆமா. இந்த சிரிப்பு வந்து வாய்விட்டு சிரிக்கிற சிரிப்புக்கு பேர் என்ன?
கண்டிப்பா. இது அவங்களோட பாவனையே அதான். இது சிரிப்
ஆமா, இயல்பானது. இயல்பான சிரிப்பு. இயல்பானது.
ஆமா. இது அவங்களோட பாவனை. என்னன்னா அவங்க பேசுறப்பவே ஒரு சிரிப்ப வச்சு தான் பேசுவாங்க. அப்படீங்கிறது அவங்களுக்கு.
ம்.

இது வந்து கிண்டல் சிரிப்பு.
அ ஆமா, இது கிண்டல் சிரிப்பு. இது, அ இன்னொரு சிரிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கும்பலா இருக்கற பசங்க, ஒரு நகைச்சுவை காட்சியோ, இல்லாட்டி நகைச்சுவை, உண்மையில நடந்த நகைச்சுவையையோ வந்து சொல்றாங்க. இந்த மாரி இவுங்க வந்தாங்க. 2 கூடைய தூக்கிட்டு வந்தாங்க. புல்லா காய்கறிய தூக்கிட்டு, அப்டியே வந்தாங்களா! நடுவுல வந்து ஒரு பள்ளம் இருந்துச்சு. பொத்துன்னு வுழுந்தாங்க. எல்லாமே உடைஞ்சு போச்சு. அப்டிங்கிற மாரி. ஆ, புல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது எப்டின்னா, கும்பல் சிரிப்பு. இந்த கும்பல் சிரிப்புல எல்லாரும் சிரிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒருத்தன் மட்டும் இன்னும் சிரிச்சிட்டு இருப்பான். அது ஏன்னா, அவனுக்கு, அந்த காட்சி, அவன் திரைக்கதை பண்ணி மைண்ட்ல மறுபடியும் மறுபடியும் ஓட்டி பார்த்துட்ருக்கான்.
சரி. ம். சரி. ம். ஆமா. இப்ப ஆமா. சரி. ம் ம்.
மறுபடியும் மறுபடியும் ஓட்டி பார்த்து, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவுங்க அ அவன வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ அ
சரி. இந்த "ஃப்ரெண்ட்ஸ்" படத்துல விஜய் மட்டும் தனியா சிரிப்பாரே, அந்த மாரியா?
சரியா சொன்னீங்க. நான் சொல்லலான்னு தான் பார்த்தேன் நானு. அனைவரும் சிரிப்பை சிரிப்பதை நிறுத்திருவாங்க. ஆனா, விஜய் மட்டும் அப்டியே சிரிச்சிட்டு இருப்பார். ஏன்னா
ம். ம்ஹ்ம். அ நான் அந்த படத்த தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, அ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, விஜய், விஜயும் நானும் சேர்ந்து சிரிச்சோம். அவர் படத்துல சிரிச்சாரு, நான் வந்து தியேட்டர்ல சிரிச்சிட்டுருந்தேன். ரொம்ப நேரமா என்னால அடக்கவே முடியல. எல்லாரும் சிரிச்சு இந்த அந்த திரையரங்கு எல்லாமே நிசப்தமா இருந்துச்சு. அதில என்னோட சிரிப்பு மட்டும் கேட்டுச்சு. ஏன்னா அதே நீங்க சொன்னது தான். அந்த அந்த இத மறக்கவே முடியல. திரும்ப திரும்ப நெனைச்சு, அ அந்த மாரி சில சிரிப்பு. ஆமா. அது, அந்த சிரிப்புக்கு பேர் என்ன?
சொல்லுங்க. சொல்லுங்க. அட்டகாசங்க. கண்டிப்பா. நிச்சியமா. அ இதுக்கு இதுக்கு பேர் எல்லாம் சொல்ல முடியாது நம்ம. இது வந்து எப்டின்னா, அவுங்களோட மனசு எப்டின்னா, மறக்க முடியா அடக்க முடியாத சிரிப்புன்னு சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. அடக்க முடியாத சிரிப்புன்னு சொல்லலாம். இந்த மாரி மக்கள் எப்டி இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இந்த மாரி மக்களு, அவுங்களுக்கு வந்து இந்த துக்கம்னு வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி வரும். சந்தோஷம்னு வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் ரொம்ப
அடக்க முடியாத சிரிப்பு அடக்க முடியாத சிரிப்பா? ம். சரி. ம். ம். ம். அந்த உணர்ச்சிகள வந்து சொல்றது இல்ல.